ஆ. அ உங்களுக்கு எதுவும் கோவம் வரலயா? ஒரு வேள இவங்க நம்மள பார்த்து தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்களோ? அப்டின்னு எதுவும் சந்தேகங்கள் வரலயா?
ஒ உதாரணத்துக்கு என்ன பண்ணினேன் அப்டினா? இல்ல அதாவது, ஒரு என்னய மாரியே உடை அணியிறாங்க. என்னய மாரியே வந்து அவங்க பண்ற விஷயங்கள்லாம் பண்ணா வந்து கோபம் வரும் சில பேருக்கு, இல்லயா? அவங்களோட தனி ஐடென்டிட்டி ஆனா அவங்க வந்து நான் நினைக்கிற மாரியே சில விஷயங்கள். இப்ப வெளிய போலாம் அப்டினா, அவங்களுக்கும் ஆமா வெளிய போலாம் அப்டிங்கிற மாரி இருக்கும். இன்னொரு சில விஷயங்கள் சாப்பிட்ற விஷயம். இந்த மாரி விஷயங்களும் ஒண்ணா தான் இருக்கும். இல்ல ஒரு ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்டிங்கிற ஒரு எண்ணம் மனப்பான்மை எல்லாம் இருக்கும் இல்லயா? அந்த மாரி தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்டினா ஆ இது அ எடுத்துக்கொங்க. நாங்க என்ன பண்னோம் அப்டினா ஒரு ஆசிரியர் வந்து எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க.
ஆமா, ம். ம். ஓ. சரி, சரி. ஆ.
அப்போஎன்ன பண்ணோம் அப்டின்னா, ஆ ஒரு அவங்க எங்க எங்க ஆசிரியர் அந்த அந்த பெண் ஆசிரியர் வந்து எங்க விடுதியில தான் தங்கியிருந்தாங்க. அவங்க வார்டனா இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து எங்க விடுதியில வந்து கேமரா இல்லங்க. நல்ல வேள நாங்க தப்பிச்சோம். என்ன பண்ணோம் அப்டின்னா, அ கண்டிப்பா வந்து அவங்க ஓ ரொம்ப அதாது, ஒரு அநாரிகமான விஷயம், அதிகாரமான விஷயம் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேலை வாங்குவாங்க. அப்ப நாங்க முடிவு பண்ணோம். கண்டிப்பா என்ன பண்ணலாம்? அப்டினு சொல்லி என்ன பண்ணோம் அப்டினா ஆ கொஞ்சமா வந்து ம். அ லைட்டா வந்து என்ன பண்ணோம்னா எல்லாரும் தூங்கிட்டதற்கு அப்புறம் இரவு நேரம். என்ன பண்ணோம்னா அவங்க ஒரு 1:00 மணி இருக்குங்க. அப்போ மெதுவா இறங்கி வந்து என்ன பண்ணனும்னா அந்த காரிடார்ல இருக்க, அந்த அவங்க ரூமுக்கு மட்டும் வந்து வார்டன் இல்லியா? அவங்க ரூம்க்கு மட்டும் வெளிய அந்த ப்ளக் இருக்கும்.
ஓ சரி. அய்யயோ! <chuckles> அம். என்னாச்சு? ம். கடுமையா நடந்துக்குவாங்ககளா? ஓ! கடுப்பா இருக்குமே. <chuckles> மணி எத்தன இருக்கும்? அய்யயோ! <chuckles>
அப்ப என்ன பண்ணோம், அவங்க தூங்கிட்டாங்க. ஆமா அத மொத்தமா ஆஃப் ஆயிடும்ல அந்த ஸ்விட்ச். வெளிய அந்த கண்ட்ரோல ஆமா. அத ஆஃப் புடுங்கி விட்டுவிட்டோம்.
என்ன ப்ளக்கு? இது ஸ்விட்ச் போடுற ப்ளக்கா? ம். ஆமாமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கோமே அ. ம்.
புடுங்கி விட்டுவிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, வெளிய வந்து பூட்டிட்டு மேல போய் படுத்துட்டோம்.
அச்சசோ! ஆ.